பார்க்க முடியுங்கிறத தாண்டி அவங்க என்னென்ன பார்க்கணும், பார்க்கக்கூடாதுங்கிறத நம்ம கூட நம்மளால முடிவு பண்ண முடியும் அத. அந்த அந்த கண்டிப்பாங்க. இந்த Play Storeலலாம் போகும்போது, இந்த பேரன்டல் கண்ட்ரோல்ன்னு ஒரு விஷயம் இருக்கும்ங்க.
அப்படியா? ம். சரி.
அதாவது, இந்த குழந்தைகள் பள்ளி போற குழந்தைகள் அதாவது இந்த காலகட்டத்தில அதிகமாவே, பள்ளி போற குழந்தைகள் அவங்க வயதுக்கு தெரிய வேண்டியவைகளை தாண்டி தெரி தெரிஞ்சு வச்சு வைச்சுக்கிறாங்க, இல்லைங்களா? இத சொல்லப்போனா மு முக்கியமா சொன்னா, இந்த ஆபாச படங்கள் பார்க்குறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த குடிப்பழக்கம் அந்த போதை பழக்கங்கள் அதுக்குள்ள போறாங்க. இந்த ஆபாச படங்கள் பாக்குறதுக்கு, இந்த குழந்தைகள் போறாங்க அப்படின்னா, அந்த Play Storeல சேஃப் சேர்ச், அதாவது பேரன்டல் கண்ட்ரோல்ல, சேவ்ஸ் சேஃப் சேர்ச்சுன்னு இருக்கும்ங்க.
ஆமா. சரி, சரி. அ. அ. சரி.
அது அதுக்கு வந்து நாங்க ஒரு பேட்டர்ன் இது போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பேட்டர்ன் அவுங்கள் அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சா மட்டும் தான், அந்த மாரி விஷயங்கள் இதை தாண்டி அவங்களால பார்க்க முடியும்ங்க.